ஆமா, நமக்கு தேவ அதாவது நம்ம தேவைக்கு பணம் இருந்தா போதும், என்ன பொறுத்தவரைக்கும், அத தாண்டி நம்மளால சம்பாதிக்க முடிஞ்சா, சம்பாதிச்சுக்கலாம். இல்லாட்டினா நம்ம, இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு போறது நல்லது. நீங்க வந்து இது வந்து நான் அனுபவத்தில தான் கத்துக்கிட்டேன். நீங்க பணம் வந்து நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லி, நிறைய விஷயங்கள இழந்து இழந்து. அ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பணம் இருந்தும், அதனால நீங்க இழந்த விஷயங்கள திரும்ப மீட்க முடியாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு பி பிடிக்காத விஷயங்கள் செய்ற மாரி இருக்கும். உங்களுக்கு பிடிக்காத பாஸ்ட்ட வேல பார்க்குற மாரி இருக்கும். அ இந்த நிலை இன்னுமே மாறாதுங்கிற பட்சத்தில என்னன்னா, அ இன்னொன்னு என்னென்னா, பணத்துக்கா அதாவது பகட்டுக்காக வந்து என்னன்னா, அந்த கடன் வாங்கி நிறைய விஷயங்கள் செய்றது.
ம். ம். உண்மதான். புரியுது. ம். சரி. ம். புரியுது. ம். அ. ஆமா, நிறைய பார்த்திருக்கிறேன், அந்த மாரி விஷயங்கள்.
ஆமா, அதன் மூலம் பிறகு என்னன்னா ம். தூண்டில மாட்டின மீன் மாரி, அ இ.எம்.ஐக்காக வாழ்க்கைய ஓட்டுறவங்க இருப்பாங்க.
ம். ம். அதாவது வாழறதுக்காக வாழ்க்கங்கிறது போயி, இஎம்ஐக்காக வாழ்க்கைன்னு ஆய்ரும் இல்லைங்களா? இந்த விஷயங்கள்?
அ. ஆமா, அதனால என்னன்னா, மத் எ மத்தவங்க சந்தோஷத்துக்காவும், பணம் வேணுங்கிற ஒரு காரணத்துக்காவும், இல்ல பணம் இல்லாட்டாலும் வ கடன் வாங்கி செஞ்சிடலாங்கிற ஒரு காரணத்துக்காவும் வாழ்ந்து, சந்தோஷத்த இழக்கிறதுக்கு, அதுக்கு பொறுமையா செஞ்சுட்டு போலாமே!
ம். நியாயமான விஷயம் தான். இதில நான் என்ன இப்ப நிறைய நான் பார்க்கிறேன் அப்டினா, இவங்க பணம் சம்பாதிக்கிறேன்னு ஓட்றாங்க. நிறைய. சம்பாதிக்கவும் செய்றாங்க. ஆனா அதுக்கு பதிலா உடல் பருமன் அதிகமாகிறது. உடல்ல வந்து ஆரோக்கிய கோளாறுகள் ஏகப்பட்ட கோளாறுகள் ஏற்படுது! நீங்க அந்த மாரி இத பத்தி உங்க கருத்து என்ன? இந்த இதில?
ம். ம்ஹம். ம். கண்டிப்பா, வெற்றிங்கிறது வந்து, ஒரு அ அத நம்ம வந்து குறிப்பிட்டு இதுதான் வெற்றி அப்டின்னு சொல்லி, ஒரு இடத்துல நம்மளால வந்து அத பின் பாயிண்ட் பண்ண முடியாது. அது ஒரு ஃபிக்ஸ்டான கோல் கிடையாது. அது வந்து மாறிகிட்டே இருக்கும்.
ம். அத புரியுது. அது ஒரு முடிவிலினு சொல்லலாமா முடிவிலினு சொல்லலாமா அது சரியா இருக்குமா?
ஆமா, அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பணமும் தேவ, சந்தோஷமும் தேவ. ஆனா 2ம் வந்து சமமா வந்து நீங்க எப்படி, அத வந்து பெ மெயின்டெயின் பண்ணி, கொண்டு போறங்கிறது தான் வந்து ஒரு சவால்னே எடுத்துக்கலாம்.
சரி. அ இப்ப சவால்னே எடுத்துக்கலாம். இல்லங்களா? அ புரியுது, புரியுது. இத இந்த சவால இது பண்றப்ப சிலர் வந்து அதில வந்து தோத்து போய் ஒண்ணு பணத்த ஒண்ணும் வேணும்னுட்ருவாங்க. சில பேர் இந்த சன் ரியாலிட்டில இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கா தவறான பழக்கங்களையும் கத்துக்கிறாங்க இல்லங்களா? இந்த இதில.
ஆமா. ம்ஹம். ஆமா, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நிறைய அ நிறையா சம்பாரிச்சாலும், சரிவர மெ பாதுகாக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம்! அதாவது ஒரு காலத்தில சொல்வாங்க, வேலை கிடைக்கிறதுங்கிறது குடும்ப குதிர கொம்பு அப்டிம்பாங்க. அந்த மாரி நீங்க வேல கிடைச்சி சம்பாரிச்சாலும், அந்த பணத்த வந்து எப்படி நீங்க அத எங்கெங்கே முதலீடு பண்ணுறீங்க? அத வச்சு என்ன பண்ணுறீங்க? அதனால உங்களுக்கு கெட்ட பழக்கங்கள் எதும் வராம இருக்குதாங்கிறது, ரொம்ப முக்கியமா பார்ப்போம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப் நிற நிறைய நீங்க பணம் வச்சு, அது மூலம் கார் வாங்கி, அ நீங்க காரிலேயே போய் வ இறங்கி, கார்லயே இறங்கி எல்லா இதும் பண்ணும்போது, உங்களுக்கு உடல் உழைப்புங்கிறது குறைஞ்சிருங்கிற பட்சத்தில, நீங்க உடலயும் அதே நேரத்தில பாதுகாக்கணும். இல்லாட்டினா பாதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அது சம்மந்த பிரச்சனயில உங்க சந்தோஷத்த இழக்க வேண்டியிருக்கும்!
ம். புரியுது. ஆமா. கடினமான விஷயம்! ம். புரியுது. ம். ம். ம்.

அதாவது, அவங்கவங்க என்ன நிலைல இருக்கோம்? அந்த பொருள் நமக்கு அத்தியாவசியமா? சொசைட்டி சொல்லுதுங்கிறதுக்காகவோ, இல்ல வேற யாரும் சொல்றாங்கங்கிறதுக்காகவோ வாங்காம, உண்மையிலேயே நமக்கு அது தேவைன்னா மட்டும்தான் நாம அத வாங்க வேண்டிய ஒரு இதுக்கு போணும் இல்லைங்களா? இந்ததுல.
ஆமா, சொசைட்டிங்கிறது என்னங்கிறீங்க? இப்ப நீங்க வந்து தெளிவா பாருங்க. சொசைட்டி வந்து, அ உங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா உங்க நிலையில அவங்கள உட்கார வச்சு, நீங்க செய்ற விஷயங்கள செய்ய சொல்லுங்க, யாரும் செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க, எல்லாம் தூரத்துலருந்து சொல்றதுக்கு தான் அவங்க. சரியா? அதே மாரி நம்ம ஒரு கருத்து சொன்னா, அவங்க செய்வாங்களான்னு கேட்டுப் பாருங்க, செய்ய மாட்டாங்க.
ம். ம். பண்ணமாட்டாங்க, பண்ணமாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. ம். புரியுது. அதாவது ஒரு பேசுவது அப்டிங்கிறது ரொம்ப எளிதான விஷயம். செயல் அப்டின்னு வரப்ப எல்லாரும் பின்வாங்கிடுறாங்க இல்லைங்களா? இந்த
அதனால ஆமா, அதனால தான் நான் என்னன்னா, நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து உனக்கு அறிவுர சொல்ல மாட்டேன். எப்டி பணத்த சம்பாதிக்கணும்? என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. அதே மாரி நீ எனக்கு சொல்லாத. உன்னோட வேலைய நீ பாரு, என்னோட வேலைய நான் பார்க்றேன். எல்லாருக்கும் அவங்க அவங்களுக்கு அந்த இருக்கிறது வந்து 60 வருஷ வாழ்க்க, வாழ்ந்துட்டு அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு போவாங்க. அதனால அதுக்கு எடைல போட்டுட்டு ரொம்ப குழப்பிட்ருந்தோம்னா அது நல்லது இல்ல. அதனால முடிஞ்சளவுக்கு சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷத்துக்கு தேவையான பணத்த வச்சிருக்கணும், அவ்ளோதான்.
ம். புரிது. ம் <laughs> இது நல்ல புரியுது. ம். ரைட். அதாவது மிதமிஞ்சி ஆசப்படுறது இல்லாம <tsk> என்னோட லெவல் இது. நான் அத வந்து பா பாத்துக்றேன் அப்டின்னு இருந்துட்டா பிரச்சனையே இல்ல. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம, இல்லைங்களா?
ஆமா மிதமிஞ்சி ஆசன்னா நமக்கு இப்போ ஒரு பெரிய கார் வாங்கணும்னா வாங்கலாம், ஆனா அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும். முயற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது கெடைக்கும்போது அந்த சந்தோஷத்த நம்ம அனுபவிச்சுக்கலாம். ஆனா அதுக்காக வந்து எனக்கு நான் இன்னும் இப்ப நம்ம 2 வீலர் ஓட்டிட்டுருக்கும்போது எனக்கு அந்த கார் தான் வேணும். அது இல்லன்னு சொல்லி நான் சந்தோஷப்படாம இருக்கக்கூடாது. இருக்றத வச்சு சந்தோஷப்படலாம். ஏன்னா, இருக்குற வண்டி கூட இல்லாம நெறைய பேர் இருக்காங்கல்ல.
ம். ம். புரியது. ம. புரியுது.